நல்ல ஆசை.
அதே மாரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இங்கே வாமா, போமான்னுலாம் கூப்பிட மாட்டாங்க. அவங்க பேரு சொல்லி கூப்புடுவாங்க. நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம மிஸ் நம்ம பேர சொன்னோம்னா நமக்கு ஒரு அலாதி ஒரு இன்பம் கிடைக்கும், இல்லையா? அந்த மாரி ம், ஆமா.
ஆமா, நம்ம வாம்மா, போமானா ஒரு பொதுவாயிடும். இதே குறிப்பிட்ட பேர் சொல்லும்போது, ஐ! மிஸ்சு என்னைய சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவனம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் போகும்.
ம். அதுவும் அந்த மிஸ்ஸு நம்ம பேர சொல்லிட்டாங்கன்றம் போது ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு. அப்படி ஒரு சந்தோஷம்! அவங்களுடைய அவங்க எங்கள பேர் சொல்லலாம் கூப்பிடும்போது. அப்புறம், அதுவும் இல்லாம அந்த பேரை வேற அவங்க ஞாபகம் வேற வச்சுப்பாங்க அவங்க. அப்புறம் இதில இதில இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களாங்க, அவங்க வந்துட்டு, ஆ லீவ் நாள்ல வந்து ஒருவேளை அவங்க லீவ் எடுக்கிறாங்க, உடம்பு சரியில்ல லீவ் எடுக்கிறாங்க. அவங்க குழந்தையை அந்த ஸ்கூல் தான் படிக்க வைச்சாங்க. அவங்க லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க குழந்தையை விடுறதுக்கு அவங்க வருவாங்க. ஆனா, அவங்க உள்ள ஸ்கூல்க்குள்ளே வரவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க புடவையில இல்லையாம்.
ஆமா. அப்படியா! இப்படியெல்லாம் வேற நினைச்சுட்டு வர மாட்டறாங்களா?
<laughs> ஆமா, இப்போலாம் பாருங்க. ஸ்கூலுக்குள்ள நைட்டி போட்டு வர்றாங்க, ஆ, ஆம்பளைங்கலாம் ஷார்ட்ஸ் போட்டு உள்ள வர்றாங்க. ஆ ம் அந்த அம்மா வேலை செஞ்சுகா ஸ்கூல் பக்கமே வீடு இருந்தது வீடு இருந்துச்சுன்னா, முடிஞ்சு போச்சு. ஸ்கூலில கொண்டு குழந்தை இறக்கும்போது கரண்டியோட கூட வருவாங்க, சில டைம் ஸ்கூலுக்கு. ஆனா <grunts>
என்ன நம்ம அவசர, அவசரமா குழந்தையை கொண்டு விடுறோம், அப்படிங்கிறது தெரியதுக்காகவே, என்ன பண்ணுறதுனா, வர்றது அது.
ஆ. அந்த ஸ்கூலுன்றது எல்லோரும் இருப்பாங்க. எல்லோருடைய பார்வையும் நம்ம மேல படும், அப்படின்ற மாரி அவங்களுக்கு தெரிய மாட்டேன்து அவங்களுக்கு ஆனா, இவங்க பாருங்க. அந்த சாரி கட்டிட்டு வந்தாங்க மட்டும் தான் ஸ்கூல்குள்ள வருவாங்க. சாரி கட்டாம ஒரு மாடர்ன் டிரெஸ்ல வந்தாங்கனா ஸ்கூல்க்குள்ள வரவே மாட்டாங்க. நீங்க <swallows> என்ன கம்பெல் பண்ணாலும் வரவே மாட்டாங்க அவங்க. இந்த மாரி ஒரு குணம். எனக்கு இவங்கள பார்த்தோனே, எனக்கு ஒரு ஆச்சரியம். அடடா! நம்மளும் ஒரு இந்த மாரி எல்லாம் ஒரு ஹேர் கட் பண்ணிக்கணும். இவங்கள மாதிரி நம்மளும் வந்துட்டு இந்த ஸ்டைலா பேசணும். ஆ, இவங்கள மாரி நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு வந்து ஒரு ரோல் ரோல் மாடலா இருக்கணும்! அப்படின்னுலாம் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சுங்க.

ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கும் அப்படிதான். யாராச்சும் ஒரு டீச்சர் பிடிக்கும். அந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், இவுங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும். அப்படிங்கிறக்காகவே மாங்கு மாங்குன்னு ஒரு தடவைக்கு நாலு தடவ படிப்போம்.
ம். ம். ம். படிப்போமா? இல்லயா? அதே மாதிரி தான். இங்க வந்து, இந்த டீச்சர் மேல எனக்கு இருந்த ஒரு அலாதி, ஒரு ஒரு மொ ஒரு எனக்கு பிடிச்சு போன ஒரு விஷயத்தினால, நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஒரு கால் ஆனா, இவங்க என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தாங்க தான். அதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, படிப்பெல்லாம் முடிச்சேன், கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் பொறந்தாங்க. அப்புறம் அப்பிடி அப்பிடியே வாழ வளர்ந்துட்டு அப்படியே மாறி வந்துட்டேன். வாழ்க்கை எல்லாம் மாறி வந்துட்டுருந்துச்சுங்க. அப்ப, ஒரு நாள் எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு மனசுல ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சது, "நம்ம இப்படியே எதுவுமே நம்ம பண்ணாம இருக்குறோமே. நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா, என்னோட எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க, என் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும், நம்ம. ஏதாவது ஒண்ணு செய்யணுமே" அப்பிடின்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது, டக்குனு எனக்கு வந்த ஞாபகம் என்னென்னா, இவங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. அப்போ, நான் நேரா ஆமா. நான் பாப் கட்லாம் பண்ணல, ஒருபடி மேலே போய் பாய் கட் பண்ணிட்டேன். <laughs> ஆமா.
ஆமா. அப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்களும் பாப் கட் பண்ணிட்டீங்களா? அச்சச்சோ! ஆ! அச்சச்சோ! வீட்டுக்காரவங்க, குடுப்பத்தார்லாம் என்ன சொன்னாங்க?
அப்பா, அம்மாக்கு தெரியாது. ஏன்னா, அப்பா அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாரி நான் பண்ணப்போறேன், அப்பிடின்னா. ஆனா, எங்க அக்காவுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு, என்ன ரொம்ப ஊக்குவிச்சா, எங்க அக்கா. "நீ பண்ணு நல்லா இருக்கும், நீ பண்ணு. அதெல்லாம் நீ எதுக்கும் யோசிக்காத. யாரையும் யோசிக்காத. உனக்கு பிடிச்சிருந்தா, நீ பண்ணிடு." அப்பிடின்னு எங்க அக்கா என்னை ஊக்குவிச்சா. இவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, <tsk> அப்ப கொஞ்சம் சண்டைல இருந்தோம், 2 பேருமே. அப்ப இவருக்கு வந்து வேற வழி இல்ல. நான் சொல்றத இவரு கேட்டு தான் ஆகணும்ன்ற மாரி ஒரு சிட்சுவேஷன். அதனால, "சரி வா" ஆம்மா. ம். அதனால, நான் என்ன பண்னேன், "சரி வா" நான் இந்த மாரி சொன்ன உடனே, அவரும் சரி வான்னு சொல்லி கூட்டிட்டு போய்ட்டாரு. கூட்டிட்டு போனொன்னே, அங்க போனொன்னே, எனக்கு இந்த மிஸ்ஸு ஞாபகம் தான். நான் ஆக்சுவலா அப்படி தான் வெட்ட சொன்னனே. அந்த பாப் கட் மாரி வெட்ட சொன்னேன். ஆனா, அந்த பையனுக்கு அந்த மாரி வெட்டத் தெரியல.
அந்த டயத்த எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ?
அப்புறம் அவன் என்னென்னவோ, 2, 3 ஸ்டைல் செஞ்சு, செஞ்சு காமிச்சான். ஒண்ணும் எனக்கு ஒத்து வரல. அப்ப நான் சொன்னேன், "சரி இதெல்லாம் ஒத்து வராத மாரி தெரியுது. நீ பேசாம நீ எனக்கு பாய் கட்டு நீட்டா அழகா பண்ணிடுப்பா" அப்பிடீன்டேன் நானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா. நல்ல நீட்டான
சரி, என்ன ஆச்சி? முன்னாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு முடி இருந்துச்சுங்க? அதாச்சும் இடுப்பளவு இருக்குமா? இல்ல, அதுக்கு மேலயா?
அ, இடுப்பளவு இருக்குங்க. நம்ம ப்ளவுஸ் போடுறோம் இல்லயா? அதுக்கு கீழ வரைக்கும் இருந்துச்சு.
அவ்ளோ முடிய வெட்டிட்டீங்களாங்க? ம். இலா
<laughs> அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நான் என்னுடைய மொ தோற்றத்தில ஒரு மாற்றத்த குடுத்துட்டு, அப்புறமேலு இந்த மாற்றத்திற்கு கா ஏத்த மாரி எனக்கு ஒரு வேலையும் கெடச்சது. அந்த டைம்ல எனக்கு ஒரு வேலை. ஒரு தலைமை பொறுப்பு குடுத்தாங்க. 2ம்மே
எந்த மாதிரி வேலை நீங்க இருந்தீங்க? எந்த வேலை கிடைச்சிச்சு, உங்களுக்கு?